பொதுவாவே நாம்ம வந்து இந்த ம் சினிமா ஏதாவது ஒரு படமா இருக்கலாம், ஒரு பாடவுமா இருக்கலாம், ஒரு பாடலா இருக்கலாம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு யு நோ வாழ்க்கையில வந்து புகழ் பெற்றவங்க இருப்பாங்க இல்லேங்களா! அவுங்க வந்து எந்த வகையான மாற்றத்த, இல்ல ஒரு பாதிப்ப உங்க வாழ்க்கையில எட் ஏ ஏற்படுத்தினாங்க அப்பிடீன்னு சொல்ல முடியுமா?
ஆமா. ஆ. நான் வந்து எப்போ அடிக்கடி வந்து இந்த புகழ்பெற்ற மனிதர பத்தி பாப்பேன். இந்த YouTubeல இல்லயின்னா வேறு ஏதாவது ஒரு சமூக வலைதளத்தில பாப்பேன். ஆனா இ அ பார்த்த உடனே என்னன்னு தெரியல, எனக்குள்ள வந்து இவர பத்தி இன்னும் தெரிஞ்சிக்கணும், தெரிஞ்சிக்கணுனு ஒரு ஆர்வம் இ வந்துக்கிட்டே இருக்கும். அ ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு அவர்கிட்ட இருக்கற நல்ல குணங்கள்லாம் நிறையா ரொம்ப பிடிக்கும். இந்த 1, 2 கெட்ட விஷயங்கள பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு அவர பத்தி. அதனால வேற யாருமே விமர்சனம்ல பண்ணல. அ அந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் பார்க்கும்போது, எப்படி ஒருத்தரால இவ்வளவு முடிஞ்சிருக்கு அப்பிடீன்னு பத்தி ரொம்ப அடிக்கடி பிரமிப்பா இருக்கும். அவர்ட்ட இருந்து ஒரு குணம் வந்து நான் வந்து பின்பற்றணும்னு நினைச்சது வந்து அ உதவி செய்யிறது அவ்வளவு உதவி செய்வாராம் அந்த நபர். அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன்.
சரி. சரி. ஓஹோ! ஹோ! ம். ஓஹோ! ஓஹோ! அடடா! அருமையான ஒரு, மனிதராச்சே!
ஆமாங்க. அவர பத்தி தெரிஞ்சுக்கனுங்கற அந்த ஆர்வம், வேட்கை எனக்குள்ள நெறைய அந்த தீ மாரி இருந்தது. அதனால, நெறைய அவர பத்தி தெரிஞ்சுக்கும்போது, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. அதாவது "அர்த்தமுள்ள இந்து மதம்" அப்டின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காறாம்.
ஓஹோ! சரி. ஆமா.
அவர வந்து யா குறிப்பா அவரு சொன்ன அறிவுரைகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து, "ஒருத்தன் வந்து எப்படி வாழக்கூடாது? அப்படின்கிறதுக்கு, நான் தான் எடுத்துக்காட்டு ஆனா வந்து, எப்படி வாழணுங்றதுக்கு, என்னுடைய புத்தகம் எடுத்துக்காட்டு" <laughs>
ம். ஓஹோ! அருமையா இருக்கே! அ.
ஆமா! ஏன்னா நான் வந்து, எல்லா தவறுகளையும் வந்து செஞ்சுட்டேன். என்னைய பாத்து யாருமே வந்து எடுத்துக்காட்டா எடுத்துக்காதீங்கன்னு என்ன மாரி தவறுன்னு, அவருக்கு அவரே சொன்னாரு. என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து, "போதை பழக்கத்திற்கு அடிமையானேன், அப்புறம் வந்து, உ உ புகை பிடிக்கிறதுக்கு அடிமையானேன் இதெல்லாம் தப்புதான்."அதேமாரி வந்து அ, ஆ, நல்ல விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா வந்து, யாரு வந்து உதவி கேட்டாலும் உறவினர்கள், கணக்கே பாக்க மாட்டாராம். "இப்ப தானே உனக்கு குடுத்தேன்" அப்படின்னு சொல்ல மாட்டாராம். அப்புறம் வந்து, "உனக்கு எதுக்கு குடுக்கணும் நான்?" இப்படியெல்லாம் யோசிக்க கூட மாட்டாராங்க. குடுத்தத மறந்துறுவாராம், அது எவ்வளவு ஒரு பெரிய குணம் தெரியுமா?
ம். சரி. ம். ஓஹோ! ஓஹோ! ஒ. ஆமாமா. ஏன்னா, பொதுவா நம்ப ஊர்ல சொல்லுவாங்க இல்லைங்களா? "இடது கை குடுக்குறது, வலது கை தெரியாம இருக்கணும்," அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹ்ம்.
ம். ம். ம். ஆமா. அதற்கு ஸ் ஸ் சான்றே வந்து கவியரசு கண்ணதாசன்னு சொல்லலாம். எனக்கு வந்து, நான் நேத்து பார்த்த ஒரு YouTube இதுல பார்த்தேன். ஒரு இ 1 பாடலுக்கு 2,000 வாங்குவாராங்க. ஒரு இ 1970, 80கள்ல. 1
ஓஹோஹோ! அது மிகப்பெரிய பணம் இல்லைங்களா?
ஆமா, அந்தப் பணத்துல 1 ஏக்கர் இடமே தாம்பரத்துல வாங்கலான்னு சொன்னாங்க. அந்த அ அந்த பணத்த, உறவினர் வந்து அவங்களுடைய தங்கைகள் அந்த மாரி, வசதி இல்லாம இருக்கும்போது வந்து கேட்கறதுக்கு வந்திருப்பாங்களாம். அப்ப இவருடைய மேலாளர் வச்சிருப்பார்ல, வேலைக்கு, உதவிக்கு. அவரு வந்து சொல்லுவாராம், ஐயா! வந்து இந்த சகோதரி வந்திருக்காங்க, பணம் கேட்குறாங்க. இந்த உதவி கேட்கறாங்கன்ன ஒன்ன, எவ்வளோடா இருக்கு கையிலன்னு கேட்பாராம். "ரூ.2,000 இருக்கு" அப்படினோனே, "ரூ.500 குடுத்துடுறா" அப்படிம்பாங்களாம். <chuckles>
ஐயயோ! ஆஹா. ஆமாமா. ஆ. ம். ஓஹோஹோ!
அது, உடனே வந்து குடுத்துருவாராம். அதற்கப்புறம் வந்தா, "இல்ல அந்த நபர் வந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ உதவி வேணுமாம்" அப்படின்னு சொன்னோன, "சரி ஒரு ரூ.500 குடுத்துடு" அப்படின்பாராம். "ஐயா மீதி என்கிட்ட 1,000 தான் இருக்கு". "அதை என் மனைவிட்ட குடுத்துடுறா வீட்டு செலவுக்கு," அப்படின்பாராம். <chuckles>
ஓஹோ! ம். ஓஹோ! அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலா இருந்திருக்கிறாரு, இல்லையா?
ஆமாங்க. நான் வந்து அந்த, கண்ணதாசன் சிலைன்னு 1 இருக்கும் பார்த்தீங்கன்னா, தியாகராய நகர் நடுவுல இருக்கும். அத பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டேன். ஒருத்தருக்கு சிலையெல்லாம் வைக்கிறாங்கன்னா, அவரு எதுவும் செய்யாமல்லாம் வைக்க முடியாது. சிலை வைக்கிற அளவுக்கு இருந்திருக்காரு. <chuckles>
சரி. கண்டிப்பா. ம், ம், ம். அதாவது, அவர் வந்து, பல திரைப்படங்களுக்கு வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இல்லயா! அதிலயே வந்து உங்களுக்கு வந்து இந்த திரைப்படத்தில இந்த பாடல் தான் எனக்கு, அப்டீன்னா எத சொல்லுவீங்க?
அது வந்து ஆமா. அத வந்து ம். ஆ அவருடைய ஆரம்ப காலத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கும் போது அந்த பாடல்களைப் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்ப காலத்துல, அவரு என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சி சிறு வயது விஷயத்த சொல்லிட்டு, நான் அந்த பாடல பத்தி சொல்றேன். அப்போ, அந்த சிறு வயதுல என்ன பண்ணியிருக்காரு, 14 வயதிருக்கும்போது வீட்ல வந்து, நல்லா புத்தகங்கள் நெறைய வாசிப்பாராங்க. அத வந்து இந்த, இக்காலத்து இளைஞர்கள் வந்து கேக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, புத்தகங்கள் வாசிப்பு அவர்கிட்ட அதிகமா இருக்குமாம். உடனே, உடனே போயி நூலகத்திற்கு போயி புத்தகங்களா வாசிப்பாராம். படிப்பு கூட அவருக்கு பெருசா வராதாங்க. ஆனா வந்து, தமிழ் புத்தகங்கள், வரலாறு, இலக்கியம், அ புறநானூறு, அகநானூறுன்னு படிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு பைத்தியம் மாதிரி <laughs>
ஓஹோ! சரி, சரி. அ. ம். ஓஹோ! ஓஹோ! சரி, சரி.
இது வந்து, எப்பிடி அவருக்கு உதவியிருக்குன்னு பாருங்க. இந்த புத்தகங்கள் பூரா, அந்த இளம் வயசுல அவர் படிச்சது தல ஃபுல்‌லா இருக்கு அவருக்கு அந்த, வார்த்தைகள். மொழி <chuckles>
ம். ஆஹா! அதாவது உள்ளயே ஓடினு இருக்குது. அவரு மூளைக்குள்ள.
ஆமா. பூரா இருக்கு. அவர் பண்ண, அந்தமாரி 1 வேல பாத்திருக்காரு. 14 வயசுல சினிமாவத் தேடி வந்திருக்காரு சென்னை மாநகரத்துக்கு அப்போ அவரு.
ஓஹோ! 14 வயசுலயே வந்ட்டாருங்களா?
ஆமா, பெட்டிய தூக்கிட்டு வந்திருக்காரு. கையில காசு இல்ல. படுத்திருந்தாராம். அப்போ ஏதோ 1 விடுதியில போயி தங்குனாராம். அப்போ வந்து போலீஸ்காரன் தொரத்துனானாம். அப்போ சொன்னாராம், "இதுக்கு முன்னாடி நான் வந்து எப்பிடி பண்றேன் பாரு." இதே, இந்த சிலைக்கு முன்னாடி காந்தி சிலைன்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து "நான் எப்பிடி வந்து இருக்கேன் பார்றா!" அப்பிடின்னு சொல்லிட்டு போனவராம்! ஆனா அதுக்கப்பறம் 1 திரைப்பட பாடல் வந்து, இந்த சிலைக்கு முன்னாடிதான் எடுக்கணுனாராம் 1 காலத்துல, நல்லா வந்தப்பறம். <chuckles>
<laughs> ஓ! செரி. ம். சரி. ஓஹோஹோ! அதாவது வந்து ஒரு ஆ 1 முடிவோடு போயிட்டு அத வந்து சாதனையும் பண்ணியிருக்கிறாரு.
ம். ஆமா. அப்போ வந்து, சிவாஜின்னு நெனைக்கிறேன். அவர் குறுக்க, மறுக்க நடக்கணுமாம் அந்த சிலைக்கு முன்னாடி. அப்ப பாடல் இவரு எழுதின பாடல் வரும் போல இருக்கு. அது என்ன பாடல்ங்கிறத மறந்துட்டேன். பாடல் வரும். அப்ப இவருக்கிட்டவே 4 கார் இருந்ததாம், சொந்தமா. <chuckles> அப்போ, அந்த இயக்குனர்ட்ட சொன்னாராம், "இந்த 4 காரரும் போக வர இருக்கணும். அந்த சிலைக்கு முன்னாடி இந்த பாடல் வரும்போது. எந் எங்க என்னைய தொரத்துனாங்களோ! அங்க நான் எப்பிடி வாழ்ந்திருக்கேங்கிறத பாக்கட்டும்." அப்பிடீன்னு சொல்லி அத செஞ்சாராங்க. அந்தளவு 1 வீராப்பா பண்ணியிருக்காரு பாருங்க <chuckles>
சரி. ஓஹோ! <laughs> ஓஹோ! ஹோ! ஹோ! சரி, சரி. ஓஹோ! அதாவது இப்போ வந்து அவருடைய, அந்த நீங்க இவ்வளோ அவரைப் பத்தி வந்து, ஒரு ஒ ஆராய்ச்சின்னே சொல்லலாம், இல்லைங்களா? அவ்ளோ பண்ணி படிச்சிருக்கிறீங்க அப்டீன்னா, ஒரு குறிப்பிட்ட பாடல் வந்து, என் வாழ்க்கைல வந்து, மிக வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்பிடீன்னா, எத சொல்வீங்க?
ம், ம். ம். ம், ம், ம். அ. ம். ஆ. அதாவது, இவரு வ் என்ன பண்ணுவாராம், ஒ யாரோ ஒரு நண்பருக்காக வந்து, இந்த அ இது கையெழுத்து ஸ்யூரிட்டி கையெழுத்து போடுவாங்கள்ல, கடன் வாங்குனதுக்கு. அந்த மாரி ஏதோ ஒருத்தருக்கு தெரியாம போற போக்குல போட்ருப்பாரு, போலருக்கு. அ ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம போட்டுட்டாரு. அந்த ஆள் கடன் கட்டாம, அ வந்து யாரு கையெழுத்து போட்டதோ, அவங்கள புடிக்கிறேன்னு சொல்லி இவரு ஒரு பாடல் எழுத, ஒரு சினிமா நிறுவனத்துக்கு போயிருக்காரு. அங்க தொலைபேசில ப ஃபோன் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு, இந்த மாரி அ போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உங்க வீட ஜப்தி பண்ணணுன்ருக்காங்க. எதற்குன்னு கேட்டா, நீங்க யாருக்கோ கடனுக்கு கையெழுத்து போட்ருப்பீங்க. அந்த அந்த ஆள் கடன கட்டல, அதுக்கு தான்ருக்காங்க. உடனே இவரு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து, தொலைபேசில கேட்ருக்கிறாரு. இந்த மாரி ஒரு தப்ப பண்ணிட்டேன், எல்லாம் உதவுவீங்களான்னு. எவனுமே உதவல. எல்லாம் ஃபோனை வச்சுட்டு, நீ முட்டாள் மாரி இருந்ததுக்கு, நாங்க என்ன பண்ணுவோங்கிற மாரி, பேசாம போய்ட்டாங்களாம், ஓரமா. அப்போ அப்போ ஒரு பாடல் எழுதுப்பான்னு சொல்லும்போது தான், இந்த பாடல் எழுதினா "அண்ணன் என்னடா? தம்பி என்னடா? அவசரமான உலகத்திலே" <chuckles>
ஆமா, ஆமா. சரி. ஐய்யய்யோ! ஆ. ம். ஐய்யயோ! ஆ. சரி, சரி. <chuckles>
அப்டீன்னு எழுதுனாராம், அந்த பாட்ட. அதே ம்.
அதாவது, அவரோடைய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைய வந்து, ஒரு திரைப்படத்திலயே வந்து, பாடலா உபயோகிச்சிருக்குறாரு, இல்லங்களா?
ம். ஆமா. இந்த மாரி நெறைய பாடல்களுக்கு காரணங்கள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து, இன்னொரு பாடல் சொல்லுவாங்க. அது வந்து இவர் வந்து வு அ ரொம்ப தாமதிச்சு வந்தாராம், ஒரு பாடல் எழுத. அந்த நேரத்துல இசையமைப்பாளர்லாம் காத்திருந்து காத்திருந்து எல்லாரும் வீட்டுக்கே போய்ட்டாங்களாம். இவரு எப்பயுமே வந்து, இவர்ட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் வந்து, தாமதமா வரது. சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாராம். அப்பிடி தாமதிச்சு வரும்போது, இசையமைப்பாளர் வந்தவங்கலாம் போய்ட்டாங்க எல்லாரும் காணோன்னு! அப்புறமா, அங்க இருந்த அந்த திரைப்பட துறைல இருப்பாங்கல்ல, அவுங்க மட்டும் இருந்திருக்காங்க. "நீ எதுக்குப்பா இங்க" இவரு சொன்னாராம். "நான் இங்கயே இருக்கேன். இப்ப இசையமைப்பாளர நானே வர சொல்றேன்" அப்படீன்னப்ப, "அதெல்லாம் இல்லப்பா. இங்கலாம் இருக்கக்கூடாதுப்பா" கெளம்புப்பாங்கிற மாரி ஏதோ ஒரு இது பண்ணிருக்காங்க, பாடல் எழுத ம். தாமதமா வந்ததுனால, அப்போ வெளில போலான்னா, மழை வந்திருக்கு, பயங்கரமா.
ம்ஹ்ம். ஓ! சரி, சரி. ஆ. ஓஹோ! ம். சரி. ஓஹோ!
ஆ ஒ இ "நான் இங்கேயே இருக்கனே கொஞ்சம் நேரத்துக்கு." அப்படீன்னு கேட்ருக்கார். அதெல்லாம் முடியவே முடியாதுன்ருக்காங்க. "இங்க இருக்கக்கூடாது யாரும்." அப்படீன்னு. அப்ப வந்து போடான்னு சொல்லிட்டு, இந்த பாட்ட பா இந்த வார்த்தைய சொல்லிட்டு, இது தான் பாட்டுன்னு சொல்லிட்டாராம் உங்களுக்கு, என்ன பாட்டுன்னு.
ஓ! ஓஹோ! ஒஹொஹோ! என்ன பாட்டு அது?
தெய்வம் தந்த வீடு, வீதி இருக்கு. இதில் நீ என்ன? நான் என்னன்னு வரும் அந்தப் பாட்டு. <chuckles>
ஓஹோஹோ! சரி, சரி.
ஆ. அதாவது, "தெய்வம் கொடுத்த வீடு வந்து வீதி. அதுல ஒண்ணும் சமம் தான் எல்லாரும். நீ யாரு சொல்றதுக்கு? நான் அங்க கூட போய் இருப்பேன்." அப்படீன்னு. <chuckles>
ஓஹொஹோ! அதாவது பொதுவாவே அவர் வந்து, ம் தன்னுடைய சூழ்நிலைகளையும் அவருக்கான அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து மிக அருமையா உபயோகிச்சிருக்காரு இல்லையா? பாடல்களா.
அ. அ. ம். ஆமா. ஆமாங்க. அது வந்து அவருக்கு தோனிடுச்சுன்னா மடமடன்னு எழுதிடுவாராம். அந்த மாரி இந்த படத்தப் பத்தியும் நெறைய நான் கேள்விப்பட்டேன் அவரோட விஷயத்துல. அது என்னன்னா, இந்த அபூர்வ ராகங்கள் படத்துல வந்து, பாடல் எழுதணும். ஒரு சிறந்த பாடல வந்து இயக்குனர் கேட்ருக்காரு. இவருக்கு 5 நாள் 1 எடத்துல தங்க வச்சு, உணவு குடுத்து, "நீங்க எழுதிக் குடுக்கணும், இது ஒரு சிறப்பா அமையணும்." அப்படீன்னுசொன்னப்ப, இவருக்கு வந்து யோசிக்கிறாரு யோசிக்கிறாரு அது வந்து யோசனை பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நி நினைவு இப்ப நான் சொன்னேன் பாருங்க, "தெய்வம் தந்த வீடுன்னா", அந்த சூழ்நிலைக்கு தானே பாட்டு வரும்.
ம். என்னது அது? ம். சரி. சரி, சரி. ம். அந்த ஆமாங்க, ஆமாமா.
அதனால, இவருக்கு தோணவே இல்ல. 5 வது நாளான உடனே இயக்குனருக்கு கோபம் வந்திருக்கு. என்னையா! நினச்சுக்கிட்டு இருக்க. 5 நாளா உட்காந்து எழுதாம இப்படி நான் உனக்கு எவ்வளவு நாள் தான் காத்திருக்கணுன்னு கோவமா வந்தவுடனே, இது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இயக்குனர் கோவப்படுறாருன்னு. அதுக்கப்பறம் அ நெறைய எழுதி, எழுதி, எழுதி, அந்த இடம் ஃபுல்லா பேப்பர வச்சுட்டு, கிளம்பி போயிட்டாரு. ஒரு அ ஒரு 5, 6 பாடல்கள எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எ எழுதி வச்சு, வெ வெயிட் வைக்காம போய்ட்டாரு போலருக்கு. வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அப்புறம் வந்து அந்த படத்தில கமலஹாசன் நடிச்சாரு போலருக்கு. ஆ அப்போ வந்து இயக்குனர் கேட்டிருக்கிறாரு. "போய் பாருய்யா! ஏதாவது எழுதியிருக்காரா இல்லயான்னு என்னென்னு கேளு முடிவு தெரிஞ்ச தெரிஞ்சாவணுனு கோவப்பட்ட உடனே, இருங்கய்யா, இருங்க ஐயா. அவரு பெரிய கவிஞர். கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம் அப்பிடின்னு சொல்லிட்டு மேல போயி பார்த்தா, கதவ தெறந்தா, காத்து ஜன்னல்ல பயங்கரமா அடிச்சிருக்கு, அந்த நேரத்தில. பேப்பர் பூரா பறந்து, வீடு ஃபுல்லா பறந்திருக்கு. அந்த ரூம் ஃபுல்லா. பார்த்தா, எல்லாத்தையும் பொறுக்கிறாரு, கமலஹாசன். பொறுக்கி எல்லாத்தையும் எடுத்து பார்த்து, கொண்டு வந்து, இப்பிடி சொன்னீங்களே. கவிஞருடைய திறனப் பாருங்க. பேசிட்டீங்களே! பாருங்கன்னு சொன்னா, எல்லாமே அருமையான பாடல்களாம் <laughs>
ஓ! சரி. சரி. ம்ஹ்ம். ஆமாமா. அ. சரி. சரி, சரி. ம். ஓஹோ! ஹோ!
ஒரு 1 சூழ்நிலைக்கு 1 சிட்யூவேஷன்‌ க்கு 6 பாடல்கள் எழுதி வச்சிருந்தாராம். எதை எடுக்கிறது, எதை விடுக்குறதுன்னே தெரியலையாம். அப்புறமா அவர் பார்த்துட்டு, அ "கேள்வியின் நாயகனே, உன் கேள்விக்கு பதில் என்னடா?" அது தான் எடுத்தாங்க போல கடைசியா <laughs>
ஆ. ஓ! சரி, சரி, ஆஹா!
ஆ. அந்த பாடல மட்டும் எடுத்த எதோ எடுத்ததாக சொன்னாங்க. அதுவா இல்ல, இது அபூர்வ ராகம், ஆனந்த ராகமான்னு தெரியல. இந்த பாட்டு தான் நெனைக்கிறேன். கேள்வியின் நாயகனே, உன் கேள்விக்கு பதில் ஏதடா? அந்த மாரி 1 பாட்டு சிறப்பு ஆன பாடல் அப்பிடின்னாங்க. <chuckles>
ஓ! சரி. சரி, சரி. இப்போ இவர பத்தி நீங்க பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறீங்க. பல விஷயங்கள் படிச்சிருக்றீங்க, கேள்விப்பட்டு இருக்கிறீங்க அப்பிடின்னு. இ இதாவது இந் இவருடைய வாழ்க்கை வந்து, இல்ல அ அவருடைய புத்தகமோ, எந்த வகையான 1 பாதிப்பு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டுச்சுன்றீங்க?
ம். ம், ம், ம், ம், ம். ஆ. அது வந்து இவ்ளோ அறிவுத்திறமை 1 மனுஷனுக்கு இருக்குங்கிறது, எனக்கு அப்பிடியே ரொம்ப என் நெஞ்ச குத்துற மாரி இருந்துச்சு எப்பிடி இவரால முடியுது? இவ்ளோ பாடல்கள் எழுதன்னு, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல, அவரோட சிறு வயது இத பத்தி படிச்சேன். எப்பிடி இவ்ளோ புக் 1 ஆள் படிச்சிருக்காருன்னா, அதற்கான பலன தான் அவரு வாழ்க்க பூராம் அனுபவிச்சிருக்காரு. <laughs>
ஓஹோ! ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆ அதுனால நீங்க வந்து புத்தகம் படிப்பது எவ்வளோ 1 முக்கியம்னு அவருகிட்டருந்து தான் கத்துக்கிட்டேன். <chuckles> 1 நீங்க வா.
ஓ! சரி சரி. அப்ப அதிலருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்களா? புத்தகங்கள்?
ஆமா. நான் வந்து தமிழ வளர்க்கணுன்னு நினைக்கும்போது, அவருகிட்டருந்து தான் கத்துக்கிட்டேன் அத. 1 மொழிங்கிறது என்னங்க? வார்த்தைகள் உங்களுக்கு சரளமா பெரளணும் அப்பிடியே. பெரளணுன்னா, அத எங்கேயாவது நீங்க படிச்சிருக்கணும். சும்மா எப்பிடி பெரளும்?
அடடா! அருமை! ம். கண்டிப்பா. ஆமா.
அந்த திறன் அவருகிட்டருந்து நான் கத்துக்கிட்டது. இன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உதவி பண்றாரு பார்த்தீர்களா! க மறந்துருறாரு உதவிய வேற. அது வந்து 1 சாதாரண 1 மனிதனுக்கு வந்து வராது அது.
ம்ஹ்ம். ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா.
அது 1 நல்ல விஷயம். இருந்தாலும், சில விஷயம் இவரு மாத்திருந்தா, இன்னும் புகழ் பெற்றிருப்பாரேன்னு நினைச்சது, இவரு இந்த போதை பொருள்லாம் போயிருக்க வேணாம், அப்பிடீன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன்னா, வந்து இவ்வளோ பெரிய மனிதர். 1 நல்ல எடுத்துக்காட்டு உலகத்துக்கு வந்து. அப்போ, இந்த மாரி விஷயங்களும் இருக்கு. ஆனா வந்து க் அவரு மறைக்க மாட்டாராம். பொய்யே பேச மாட்டாராங்க. என்ன உண்மையோ! அத அவரோட புத்தகத்துல எழுதி இருக்கிறாராம். இது வந்து சொல்றதிலன்னா, அசிங்கம் என்ன இருக்கு? நான் தப்பா இருந்தது உண்ம தான். இருந்திருக்க கூடாது இருந்துட்டேன் அப்பிடின்னு. அதனால, நான் கற்ற பாடம் என்ன கடைசியா? அப்பிடீன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வரும்போது நல்ல நண்பர்களோட சேரணும். தீய வழிக்கு போகாம நம்மள காப்பாத்திக்கிட்டோன்னா, அது வந்து 1 நல்ல வைரம் மாதிரி ஆயிரும். மெருகேற்றிய வைரம் ஆயிரும்.
ஆமா. நிச்சயமா. ஓஹோ! ம். ம். ம்ஹ்ம். நிச்சயமா நிச்சயமா. அதாவது, ம், 1 அ, ஒரு, ஒரு கவிஞர வந்து, உ எல்லாரும் வந்து பொதுவா என்ன பண்ணுவோன்னா, 1 பாடல கேட்போம். இந்த பாடல் வந்து எனக்கு இவரு பண்ணதுல பிடிக்கும். இவரு எழுதினது பிடிக்கும். இல்லன்னா இந்த கவிதைகள் எழுதினாங்க அப்பிடீன்னு. 1 கவிஞருடைய வாழ்க்கை வரலாற்றே வந்து 1 ஆராய்ச்சி பண்ணவுங்க அப்பிடினாக்கா, நான் இப்ப தான் வந்து நான் பார்க்குறேன் அதுபோக, நீங்க அவரு அவருடைய வாழ்க்கை வரலாற்ற நீங்க படிச்சது மட்டும் இல்லாம, அது வந்து எந்த வகையான பாதிப்பு, உங்க வாழ்க்கைல? நல்ல வி விதமான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஆ, அவ் 1 சில பாடல்கள் வந்து எந்த வி விதமான தாக்கத்த உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திருக்கு? அப்பிடீன்றத மிக அருமையா வந்து நீங்க விளக்கிக் கூறினீங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்.
ம். ம். ம். ம். ம். ம். ஆஹா. அது. மிக்க நன்றிங்க.